ஒரு ஒரு புகழ்பெற்ற ஒரு பிரபலமான ஒரு வார்த்தை உண்டு. நீர் அப்டினு சொல்றப்பவே, "நீரின்றி அமையா உலகம்" அப்டின்ட்டு. யோசிச்சு பாருங்களேன், நமக்கு இந்த உலகம் வந்து, நீரே இல்ல. யோசிச்சு பாருங்களே, எப்படி இருந்திருக்கும்ன்ட்டு. நம்மளால வாழ முடிஞ்சுருக்குமா? ரொம்ப ஒரு கஷ்டமான அப்படிப்பட்ட நீர, இப்பல்லா ஒரு சில சமூகத்துல வந்து, சில எடத்துல பாத்தா, தேவையே இல்லாம வீணடிக்கிற மாரி. கார் கழுவுறதுக்கு அவ்வளவு, பக்கெட் பக்கெட்டா தண்ணீய யூஸ் பண்ணுவாங்க. அப்ப பாக்கவே ரொம்ப கஷ்டமா இருக்கும். இல்லைங்களா?
கண்டிப்பா. நிச்சயமா முடியாது. கண்டிப்பா. நிச்சயமா. நிச்சயமா.
அத பத்தி உங்க கருத்த கொஞ்சம் சொல்லுங்களேன்? எப்படியெல்லாம் மிச்சப்படுத்தலாம்? எப்படி சேமிக்கலாம்? அப்படின்ட்டு ஏதாச்சும் உங்க கருத்த சொல்லுங்களேன்?
கண்டிப்பா பாத்தீங்கன்னா, "நீரின்றி அமையாது உலகு" நீங்க சொன்னது தா ரொம்ப சரியான வார்த்த. அது எப்படி? அப்டினு பாத்தீங்கன்னா, தண்ணீங்கறது ரொம்ப ஒரு அத்தியாவசியமான ஒண்ணு. அதாவது, நம்ம உணவு அருந்தாம கூட, ஒரு 3 நாள், 4 நாள் வாழ்ந்துடலாம். ஆனா, அந்த தண்ணிய குடிக்காம, நம்மளால 1 நாள் கூட கன்டின்யூவா வாழ முடியாது இல்லையா? நம்மளுக்கு மயக்கம் வந்துரும். ஏதோ ஒண்ணு வந்துரும். அந்த நீர பாத்தீங்கன்னா, எப்படி எல்லாம் வேஸ்ட் பண்றாங்க? அப்டினா, ம் குறிப்பா பாத்தீங்கன்னா, நம்ம வீடுகள்லேயே எடுத்துக்கோங்களேன். காலையில எழுந்தோனே, பல் தேய்க்க குழந்தைங்க போறதுலருந்து பெரியவங்க வரைக்கும், அந்த டேப்ப தொறந்து வச்சுட்டேதான் பல் தேப்பாங்க, முடிக்கிற வரைக்குமே. அது என்ன பொறுத்தவரைக்கும், ரொம்ப ஒரு தேவையில்லாத ஒரு விஷயம். பல்லு தேய்க்கும்போது, வேணுங்கிறப்ப தொறந்துக்கலாம், வேணான்றப்ப அத நிறுத்தி வச்சுக்கிலாமே!
ஆமாங்க. கண்டிப்பா. நெறயா சொன்னீங்க. கண்டிப்பா. கண்டிப்பா. கண்டிப்பா. நிச்சயமாங்க. கண்டிப்பா. நிச்சயமாங்க.
கண்டிப்பா. அந்த மாரி பார்த்தீங்கன்னா, எவ்ளோ தண்ணீ நமக்கு மிச்சமாகும் ஒரு குடும்பத்தில. அதே மாரி பார்த்தீங்கன்னா, பெண்கள் நெறைய பேர் பாத்திரம் தேய்க்கற இடத்தில என்ன பண்ணுவாங்க? அப்டின்னா, அந்த பைப்ப தொறந்து விட்டுக்குட்டே பாத்திரம் தேய்க்கிறவங்க நெறைய பேர் இருக்காங்க. அது பண்ணதுக்கு பதிலா, ஒரு தேய்ச்சு வச்சு ஒரு 10 கொறைஞ்சது ஒரு 10 பாத்திரமோ 1 தட்டோ எதையோ தேய்ச்சு வச்சுட்ட்டு மொத்தமா அலம்பிக்கலாம். மறுபடியும் அந்த பைப்ப தொறந்துக்கலாம்.
கண்டிப்பா. கண்டிப்பா. ஏதோ அவுங்க, "அவுங்க அப்பா வருண பகவானா இருப்பாரோ?" என்னவோ? தெரில எனக்கு சுத்தமா தெரியல. அவங்க அப்பா பேரு "வருணா" இருக்குமோ என்னவோ தெரில எனக்கு. தண்ணிய அப்டி தொறந்து விட்ட கொழாயி, ஒரு 3/4 மணி நேரம் அப்டியே ஒழுகிக்கிட்டே இருக்கும். "அது ஏன் அப்டி கொட்டிட்டு இருக்கு?" அப்டின்னு கேட்டா "ஆ இல்ல, இல்ல நான் இந்த மூடிர்றேன்" அப்டின்னுவாங்க. அது இந்த மாரி மக்கள் வந்து வீட்ல வேல பார்க்கறவங்களும் ரொம்ப சோம்பேறிதனம், ரொம்ப சோம்பேறிதனம். தேச்சு முடிச்சதுக்கு அப்புறம் தொறந்துக்கோங்களேன் இல்லையா?
கண்டிப்பா. ஆமா. கண்டிப்பா, கண்டிப்பா அது ஆ தேய்ச்சு முடிச்சுட்டு அதுக்கு அப்புறமா நம்ம தொறந்து அலம்பிக்கலாம் இல்லையா? அதில எவ்வளவோ தண்ணீ நமக்கு மிச்சமாகுது. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஒரு சில வீடுகள்ல பைப்பு ரிப்பேர் ஆயிருக்கும். தண்ணீ சொட்டிக்கிட்டே இருக்கும். "ஆ இது என்ன? கொஞ்சோண்டு தண்ணீ தானே சொட்டுது. இதுக்காலாம் போய் நீங்கல்லாம் இது பண்றீங்க? இதுக்கு போய் பணம் ஆக்குகிறீங்களே?" அப்ன அந்த சொட்டி சொட்டியே பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் முழுக்க ஒரு பக்கெட் தண்ணீயே சேர்ந்துரும் இல்லையா? "சிறு துளி பெருவெள்ளம்" அப்டின்ற மாரி அந்த கொஞ்சோண்டு தண்ணீய கூட நம்ம மிச்சம் பண்ணலாமே. உடனே ஒரு ரிப்பேர் பண்றவர் ஒருத்தர கூப்புட்டு உடனே அந்த டேப்ப நம்ம சரி பண்ணிட்டோம் அத ஒழுகுறத நிறுத்திட்டோம் அப்டின்னா, அன்னைக்கு அந்த பக்கெட் தண்ணீ உங்களுக்கு மிச்சம் தானே, ஒரு ஒரு வீட்டிக்குமே.
கண்டிப்பா. நிச்சயமா. நிச்சயமாங்க. கண்டிப்பா. சரியா சொன்னீங்க. கண்டிப்பா. நிச்சயமா. கண்டிப்பாங்க. நிச்சயமா, நிச்சயமா. அத யாரும் அவ்வளவா வந்து கண்டுக்குறதில்ல. அவங்க என்ன நெனைச்சுக்குறாங்கன்னா, "இத இதில வந்து நேரத்த செலவிடுறதுக்கு பதிலா வேற ஏதாச்சும் ஒரு விஷயத்தில நேரத்த செலவிட்டு, அ நம்ம வந்து சம்பாரிக்கலான்னு" பார்க்குறாங்க. ஆனா அப்டி நெனைக்கிறவங்க தான் இருப்பாங்களே தவர, ஆக்கப்பூர்வமா செய்றாங்களான்னு <laughs> கேட்டா அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. <laughs>
ம். ஆ அதே மாரி நம்ம கண்டிப்பா. ம். கடையவே கடையாது, அதுதான். அதே மாரி இப்ப பார்த்தீங்கன்னா, இந்த ஹார்வோ வாட்டர் நம்ம வீடுங்களுக்கு போடுறோம் இல்லையா? அந்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா, 1 லிட்டர் நம்ம குடிக்க தண்ணி வருது அப்டின்னா, 3 லிட்டர் தண்ணி நமக்கு தேவையில்லாத வெளில போகுது. அந்த தண்ணிய நான் என்ன சொல்றேன் வெளில போற தண்ணிய ஒரு பாத்திரத்திலேயோ, இல்ல ஒரு பக்கெட்லயோ நம்ம புடிச்சு வச்சுக்கலாம். அந்த தண்ணீய எடுத்து நம்ம பாத்திரம் தேய்க்கலாம், துணி தொவைக்கலாம், ஏன்? நமக்கு வீடு தொடைக்க, அந்த மாரி காய்கறி அலும்ப இது மாதிரி நெறைய விஷயத்துக்கு அது ஒண்ணும் கெட்ட தண்ணீ கெடையாது. அந்த இது குடிக்க இருக்கதுக்கு எடுத்து விடுது அவ்ளோ தான். அந்த தண்ணீய நம்ம இவ்ளோ விஷயத்துக்கு உபயோகிக்கலாம் இல்லையா?
சொல்லுங்க. நிச்சயமாங்க. கண்டிப்பா. நிச்சயமாங்க. கண்டிப்பா. நிச்சியமா. நிச்சியமா. கண்டிப்பா. நிச்சயமா, சரியா சொன்னீங்க. அது என்னன்னா வந்து ஒரு பொதுவான ஒரு எடம். இப்ப நீங்க சொல்றது எப்படினா, 2 விஷயத்த வச்சு நம்ம ஒப்பிட்டு பார்த்துக்கலாம். அடுக்கு மாடி குடியிருப்பு அப்புறம் ஒரு வீடு. வீட்ல ஒரு 2 இல்லாட்டி ஒரு குடித்தனம் அப்டி இருக்கிற மாரி ஒப்பிட்.
ம். செரி. கண்டிப்பா.
அந்த அடுக்கு மாடி குடியிருப்பில இருக்கும்போது எப்படின்னா, ஒரு பொதுவா ஒரு தொட்டி இருக்கும் தண்ணீர் தொட்டி. அது தண்ணி காலியாச்சுனா போட்டு விடுவாங்க. எனக்கு என்ன வந்துச்சுன்னு எல்லாரு இப்ப நீங்க சொன்ன அத்தன இது செய்வாங்க. பல் வெளக்கிறப்ப குழாய் தெறந்து விட்றது, பாத்திரம் கழுவுறப்ப குழாய் தெறந்து விடறது, ஆர்வோ வாட்டர் வேஸ்ட் ஆக்குறது. எவ்ளோ சொன்னாலும் இல்ல அ "எனக்கு என்ன வந்துச்சு நான் பில் கட்டுறேன்ல, உனக்கு என்ன?" அப்படின்னு கேப்பாங்க. இதுவே நாங்க எங்களோட அடுக்குமாடி குடியிருப்பில நாங்க ஒன்னு செஞ்சோம். என்ன பண்ணுவோம்னா? இதுக்கு அப்புற வந்து ஒரு நாங்க வந்து கூட்டத்தில சொன்னோம், "இந்த மாரி மீட்டர் பொருத்தப் போறோம். யார் எவ்வளோ தண்ணீ செலவழிக்கிறீங்களோ, அவ்வளோ தண்ணிக்கு வந்து உண்டான காசு நீங்க தரணும்." அப்படிங்கிற மாரி ஒன்னு செய்யலாங்கிற மாரிம் நாங்க முடிவெடுத்திருக்கிறோம். இது ஏன் வந்து முடிவு எடுத்தோம்னா? ஒரு நண்பர் ஒருத்தர் அதே மாரி தா சொன்னாரு. "ஏகப்பட்ட பில் வருது தண்ணிக்கு மட்டும்." ஏனா, அவங்க குடியிருப்பில வந்து என்னன்னா, நெறைய குடித்தனம் இருக்குது, நெறைய ஃபிளாட்ஸ் இருக்குங்கிறனால தண்ணீய, கிரவுண்ட் வாட்டர் வந்து புல்லா ஸீரோ ஆயிருச்சு. அவங்க தண்ணீர் லாரில தா வாங்குறாங்க.
அதுவும். ஆமா. ஆமா. நிச்சயமா. கண்டிப்பா. கண்டிப்பா. ம். ம். கண்டிப்பா. ம். ஓ! கண்டிப்பா. செரி. ஆ. கண்டிப்பா. இப்ப அதுதான் அடுத்து சொல்ல வந்தேன் நானும்.
இது இப்போ ஒரு 10 பேர் ஒரு குடும்பத்தில இருக்காங்க. ஒரு 2 பேர் குடும்பத்தில இருக்காங்க. 10 பேர் குடும்பத்தில இருக்கிறவங்க உபயோகிக்கிற தண்ணீயும், 2 பேர் இருக்கிற குடும்பத்தில உபயோகிக்க தண்ணியும் ஒண்ணா ஆகாது இல்லையா? அப்போ சரிசமமா பகிர்ந்துக்குறது தப் ரொம்ப தவறு இல்லைங்களா?
ம். கண்டிப்பா, ஆகாது. நிச்சயமா நிச்சயமா. இதே நம்ம ஒரு கரண்ட் பில் அந்த மாதிரி நாம் யாரும் வேஸ்ட் பண்ண மாட்டோம். ஏன்னா ஃபேன் அங்கே ஓடுதா? அத உடனே நிறுத்திருவோம். "நிறுத்திட்டா தான் நமக்கு கரண்ட் பில் மிச்சமாகும்." அப்படின்னு நம்ம நினைப்போம் வீட்டில. ஆனா அதே தண்ணீர் சொட்டிகிட்டு இருக்குன்னா அந்த க நீங்க சொன்ன மாதிரி ஒரு பில்ன்னு அதை கொடுத்துட்டா கண்டிப்பா அத மிச்சம் பண்ணணும். அப்ப அது சொட்டும்போது நம்ம ஒரு ஆள கூப்ட்டு சரி பண்ணனும் எல்லாருக்குமே தானாவே தோனிடும்.
நிச்சயமா. நிச்சயமாங்க. ம். கண்டிப்பாங்க. அ
அது குழந்தைங்க இருக்கிற வீடுகள்ல என்ன பண்ணுவாங்க? அந்த குழந்தைகள் அப்படின்னா, ஓ சும்மாவே பாத்ரூம் போறேன் பேர்வழின்னு உள்ள போய்ட்டு தண்ணீல விளையாடுறது, அந்த தண்ணீய எடுத்தெடுத்து கீழ ஊத்துறது இந்த மாதிரி நிறைய குழந்தைகள்ல நானே பார்த்து இருக்கேன். அத பெற்றோர் என்ன பண்ணலாம்? அப்படின்னா கூட போய்ட்டு ஃபோ முதல்ல ஒரு 1 வாரம் ஆகட்டும், ஒரு 1 மாசம் கூட ஆகட்டும் அந்த குழந்தைகளுக்கு திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா அவங்க குழந்தைங்க தான். தண்ணிய பார்த்த உடனே விளையாடாத குழந்தைங்க கிடையவே கிடையாது. அதனால நம்ம கூட போயிட்டு இந்த மாதிரி தான் அலம்பணும் கைய. இப்படிதான் நீங்க தண்ணிய மிச்சம் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஒரு வாட்டியும் நம்ம அந்த குழந்தைக்கு சொல்ல சொல்ல கண்டிப்பா ஒரு 10 வாட்டி 100 வாட்டிக்கு அப்புறம் அந்த குழந்தை கண்டிப்பா அந்த தண்ணிய மிச்சம் பண்ணணும் அதுவே நினைக்கும்.
கண்டிப்பா. கண்டிப்பா. கண்டிப்பா. நிச்சயமாங்க. ம். நிச்சயமா, ஆமா. கண்டிப்பா, அது
அதே மாரி மழத் ம்.
அது நம்ம கண்ல பார்க்கிறது எல்லாத்தையும் வந்து கொழந்த செய்யணும்னு நெனைக்குது. கண்ல அதுவும் அதயே செய்யணும்னு தோணுது. அதுக்கு இப்ப அப்பா, அம்மா வந்து தண்ணிய குழாய தொறந்து விட்டு அவங்க வந்து பாத்திரம் வெளக்கிறாங்க இல்ல கொழாய தெறந்து விட்டு பல் வெளக்கிறாங்கன்னா, அதே மாரி தா செய்யு. ஏ அப்பாவே செய்றாரு. நா செய்றதில என்ன தப்பு இருக்கு? அப்படிங்கிற மாரி.
நிச்சயமா. கண்டிப்பா, கண்டிப் அதுதான். அது பெரியவங்க நம்ம எப்படி நடந்துக்குறோம்? அப்படிங்கிறது தாந் அந்த குழந்தைங்க ம பிரதிபலிக்கும். நம்லே இந்த மாரி பண் வேஸ்ட் பண்ணும்போது கண்டிப்பா அந்த குழந்தையும் அதே தான் பண்ணும். நம்ம மிச்சப்படுத்தனும் அப்படினு நம்ம சொல்லி ஆரம்பிச்சு நம்ம அதுக்குண்டான முயற்சிகள எடுத்தோம் அப்படினா, தானாவே அந்த குழந்தையும் அத கண்டிப்பா செஞ்சுரும். இதே பாத்தீங்கனா மழ தண்ணி வருது பாருங்களேன், அது முக்கால்வாசி வீடுகள்ள என்ன பண்ணுவாங்கனா தேவையில்லாத தரையில தான் போகும். அதுவும் குறிப்பா இந்த அடுக்கு மாடி கு குடியிருப்புகள் எல்லா நெறைய வாட்டி பார்த்துருக்கேன். அது வந்து ஒரு டியூப் எடுத்து அவங்களுக்கு எப்படியும் அந்த இடத்தில ஒரு போர் இருக்கும் இல்ல சம்ப் இருக்கும். அதுக்குள்ள அந்த மழ தண்ணீகள எறக்கி விட்டுட்டாங்க அப்படினாலே, அது பல மாசத்துக்கு அந்த தண்ணி அவங்களுக்கு நிச்சயமா உபயோகத்திக்கு வரும். அதுக்கு அப்புறம் நீங்க சொன்ன மாரி தீந்துருச்சு அப்படினா மட்டும் அவங்க லாரி தண்ணி உபயோகிச்சா போதும். அது தீர ஏனா அது வேஸ்ட்டா போற தண்ணி அது. அந்த மழ தண்ணி அவங்க தண்டத்துக்கு விட்டுட்டுறாங்க. அந்த மாரி விடாம, அந்த சம்ப்ள அவங்க எறக்கி விட்டுட்டாலே அவங்களுக்கு ரொம்ப மிச்சமாகும் தண்ணி பிரச்சனங்கிறது.
ஆ. நிச்சயமா. கண்டிப்பா. கண்டிப்பா. நிச்சயமா. ம். கண்டிப்பா. நிச்சயமா. நிச்சயமா. கண்டிப்பா. ஆமாங்க. நிச்சயமா. கண்டிப்பா. அது இன்னொரு நல்ல விஷயம் என்ன நடக்குன்னா, நம்ம இந்த மாதிரி வந்து சுத்திகரிப்பு பண்ணி நம்ம வந்து இந்த ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் அந்த மாரி விஷயங்கல்லாம் பண்றப்போ கீழ போர் வந்து ட்ரை ஆனாலும் சில நேரத்தில என்ன ஆகுன்னா தண்ணீர் சுரக்க ஆரம்பிச்சுடும். சில நேரத்துல
ம். ம். கண்டிப்பா.
நன்மை நிறைய இருக்கு.
கண்டிப்பா. அதுக்கு தான் என்ன பண்னாங்க நடுவுல ஒரு அரசாங்கமே ஒரு திட்டம் கொண்டு வந்தாங்க. எல்லார் வீட்லயுமே மழைநீர் சேகரிப்பு தொட்டின்னு 1 கட்டணும். அந்த தொட்டி பார்த்தீங்கண்ணா, கிணத்துக்கு பக்கத்துல இருக்கணும் இல்லைன்னா, அந்த போர் பக்கத்தில் இருக்கணும். அப்படின்னு ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க. அதுக்கு பயந்து அந்த ஹவுஸ் ஓனர்ங்க எல்லாம் என்ன பண்ணாங்க, உடனே அந்த மழைநீர் சேகரிப்பு திட்டம் ரெடி பண்ணாங்க. ஒரு 2 மாசத்துக்குள்ள பார்த்தீங்கன்னா எல்லார் வீட்டிலும் அது கண்டிப்பா இருக்குன்ற மாதிரி ஆயிடுச்சு. ஆனா, இப்போ அந்த சட்டம் இருக்கா, ஆ இப்போ அந்த சட்டம் இருக்கா இல்லையான்னு தெரியல. ஏன்னா இப்போ கட்ற புது வீடுகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா தண்ணீ தேவையில்லாத கீழே போற மாரி தான் கட்றாங்களே!
ஆ. கண்டிப். கண்டிப்பா நல்ல ஞாபகம் இருக்கு. <chuckles> நிச்சயமாங்க. அது சில நேரத்துல வந்து எனக்கு ரொம்ப நேரம் கஷ்டமா இருக்கும். என்னன்னா வந்து குடி தண்ணீ வந்து அந்த காலத்துல எப்படி வந்துட்டு இருந்துச்சுன்னா கார்ப்பரேஷன் வாட்டர் வரும். இல்லாட்டி மற்ற தண்ணீர்கள் வந்து சப்ளை பண்ணுவாங்க பைப்லைன் வச்சு. இப்போ எப்படின்னா அந்த பைப்புலேயே வந்து கலப்படமா இருக்கு எப்படின்னா சில இடத்துல இந்த ட்ரெயினேஜ் பைப் வந்து உடைஞ்சிடும் சரிங்களா, உடைஞ்சிடும் இந்த குழாய் தண்ணி குடி தண்ணியும் ட்ரெயினேஜ் தண்ணியும் வந்து மிக்ஸ் ஆயிட்டு வரும் இது, வருஷக்கணக்கில எங்க வீட்டிலேயே வருஷக்கணக்கில அப்படிதான் வந்துட்டு இருக்கு. என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க எங்க வீட்ல சரி இந்த தண்ணியே வேணாம் நமக்கு குடிக்கிறதுக்கு அப்படின்ட்டு புதுசா இவங்களுக்கு என்ன பழக்கம் ஆயிடுச்சுன்னா வெளியே லாரியில ஆர்ஓ தண்ணியே வந்து விக்கிறாங்க. நம்ப முடியுதா உங்களால. ஆர்ஓ தண்ணீயே விக்கிறான். அந்த தண்ணீ வாங்கி ஒரு ஒரு கொடம் வந்து 5 ரூபா 10 ரூபா அந்த மாதிரி வந்து விக்கிறான். அதை வாங்கி குடிக்கிற மாதிரி ஆகிறது. உலகம் எங்க எத நோக்கி போய்க்கிட்டு இருக்கு பார்த்தீங்களா?
ஆமா. கண்டிப்பா. ஆமா ஆமா. மிக்ஸர் கண்டிப்பா. ம். நிச்சயமா. ம்ஹ்ம். ஓஹ். சரி. ஓ. கண்டிப்பா பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் இப்போ நீங்க சொன்னோன்னா தான் எனக்கு இன்னொன்னும் ஞாபகம் வருது. எல்லோருமே பார்த்திங்கன்னா கேன் வாட்டர்னு வாங்க ஆரம்பிச்சுட்டோம். இது என்னென்னா ரொம்ப சுத்தமான தண்ணி அ அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிறோம். ஆனா அது கிடையவே கிடையாது. அதுலேயே பார்த்தீங்கன்னா ஒரு சில சமயம் புழுக்கள் நெளியும், நான் பார்த்திருக்கேன். அதாவது தூசிகள் இருக்கும். இதுக்கு காரணம் என்னன்னா நீங்க சொன்ன மாதிரி இந்த ட்ரெயினேஜ் வாட்டர் இந்த தண்ணீர் மிக்ஸ் ஆயிடுச்சு. அதை சரி பண்றதுக்கு நம்ம அரசாங்கம் ஒரு வழியைக் கொண்டு வரணும். அப்படி இல்ல அப்படின்னா நம்ம தனிமனிதனா இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு குழுவா சேர்ந்து இத என்ன பண்ணலாம். அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணி அது எங்க அடப்பு இருக்கு இல்ல எங்கே சரி பண்ணலாம் அப்படிங்கிறத நம்மளே சரி பண்ணில்லாம் ஒரு சில அரசாங்கத்தில் பண்ணணுங்கிறத அரசாங்கத்துகிட்டே போகலாம் மிச்சத்தை நம்மளே பண்ணலாம். இப்போ எங்க பகுதியில் பார்த்திங்கன்னா, ஒரு பெரிய ஏரி 1 இருக்கு, அது ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா தண்ணி இருக்காது, காஞ்சு போயிடும் வெயில் காலமானா, ரொம்ப மோசமான ஒரு நிலைமையில் தான் இருந்தது எங்கள் பகுதி மக்களே எல்லாரும் நிறையா ஒரு 100 பேர், 200 பேர் அந்த மாதிரி ஒன்னா சேர்ந்து அது ஒரு குழு மாதிரி அமைச்சாங்க. அந்த ஏரியை தூர் வாரினாங்க. தூர் வாரி, அந்த அரசாங்கத்தை எதிரே பார்க்கல, இங்கு இருந்த மக்கள் அவங்களே தூர்வாரி, அதை சுத்தி இருக்கிற இடத்தை எல்லாம் சரி பண்ணி, எங்கு இருக்கிற மழை தண்ணீ இந்த பகுதியில இருக்கிற மழை தண்ணீ மொத்தமா இந்த ஏரிக்கு போற மாதிரி வழிவகுத்தாங்க. இதுக்கு கொஞ்சம் கொஞ்சம் அரசாங்கத்திட்ட உதவி வாங்கினது இந்த கவுன்சிலர்ங்க எல்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்க மூலமா உதவியும் பெற்று வழி கரெக்ட்டா சரி பண்ணி, இப்ப பார்த்தீங்கன்னா ஒரு சமீபமா ஒரு 3 4 வருஷமவே இந்த ஏரியில வத்தவே வத்தல தண்ணீ கொஞ்சம் கூட வத்தல. அது அப்புறம் அரசாங்கம் வந்து ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் மாதிரி மாத்தீட்டாங்க. இப்போது அந்த ஏரிய. எப்படி அப்படின்னா சுத்தி நடைபாதை அமைச்சாங்க. அதுல ஒரு குழந்தைங்களுக்கான விளையாட்டு திடல் மாதிரி அதாவது பார்க் மாதிரி அமைச்சு குடுத்துட்டாங்க. அதை சுத்தி இப்பொ கடைகளும் பெருகிடுச்சு. அது வத்தி போய் காஞ்சி போய் இருந்த ஒரு இடத்தில மக்களா ஒன்னா சேர்ந்து பண்ண ஒரு பணி, இன்னி அந்த இடமே பார்த்தீங்கன்னா எவ்வளவு ஒரு அழகா பார்க்கவே ஒரு ரம்மியமான ஒரு இடமா மாறிடுச்சு.
நிச்சயமா. ம். நிச்சயமாங்க. கண்டிப். நிச்சயமா. நிச்சயமா. கண்டிப். சரிங்க. சரிங்க. சரிங்க. சரிங்க. அ கண்டிப்பா. அருமைங்க. கண்டிப்பா. நிச்சயமா. ஒரு காய்ஞ்சு போயிருந்த ஒரு ஏரி, காட்சி போல் கொண்ட ஏரியாவா மாறிருக்கு. அப்டி சொல்லலாங்களா? <chuckles>
கண்டிப்பா. நிச்சயமா, நிச்சயமா. அதுல இப்போ சமீபத்துல என்ட்றீ அப்டின்னா, போட்டிங் வேற விடப்போறோம். அப்டின்கிற மாரி பேச்சு வந்து அரசாங்கத்தின் மூலமா. வந்துட்டு இது ரொம்ப அழகாயுடும் இல்லயா?
கண்டிப்பா. நிச்சயமா. நிச்சயமாங்க. அது தண்ணீ இருந்தாலே, ஒரு அழகு தாங்க. நிச்சயமாங்க.
அதுதான் இந்த மழை தண்ணீர் கண்டிப்பா, கண்டிப்பா. மழை தண்ணீய சேர்த்து வச்சிட்டோம் அப்டின்னாலே, அது அடுத்த 6 மாசத்துக்கோ, இல்ல அடுத்த 1 வருசத்துக்கோ, கூட நமக்கு தண்ணீ பிரச்சனை இல்லாமலே போய்டும். ஒரு சில வீடுகள்ல பார்த்திங்கன்னா, அந்த கூரையிலருந்து வர்ற தண்ணிய வந்து, பேரல்லாம் வச்சு வாசல்ல தண்ணிய புடிப்போம். நான் கூட அத நெ நெறைய வாட்டி பண்ணுவேன் அந்த வேலைய. பெரிய பெரிய பேரல்கள் இருக்கும். அந்த பேரல்ல மேலேருந்து வர்ற தண்ணிய வடிகட்டிருவேன். மேலே ஒரு வெள்ள கலர் துணிய கட்டி வச்சுருவேன் அந்த பேரல்ல. அப்போ பார்த்திங்கன்னா, அந்த பேரல்ல எ தூசி எதுவுமே நிக்காது. எல்லாமே அந்த துணியிலயே நின்னு போயிடுச்சு. நல்ல தண்ணி மட்டும் தான் அந்த பேரல்ல இருக்கும். இந்த தண்ணிய எடுத்து, நாங்க வந்து வீடு பெருக் வீடு தொடைக்கிறதுக்கோ, இல்ல துணி தொவைக்கோ, பாத்திரம் தேய்க்க இந்த மாரி, எல்லா வீட்டு வேலைகளுக்குமே நாங்க உபயோகிப்போம்.
நிச்சயமா. கண்டிப்பா. சரிங்க. கண்டிப்பா, ஆமாங்க. கண்டிப்பா. அருமைங்க அருமை. இது, நமக்கு நீர் வந்து மிச்சப்படுத்துவதுங்கிறது ஒரு விஷயம். நீரை வந்து நம்ம அளவா வந்து ப பயன்படுத்துவதுங்கிறது இன்னொரு விஷயம். ஏன்னா, இயற்கை வளம்ங்கிறது, இப்போ, கொஞ்சம் நாளடைவில பார்த்தா எப்படி ஆகுதுன்னா, மக்கள் ஸ் தொகை அதிகமாயிட்டுருக்கு, மக்களோட பயன்பாடும் அதிகமாகிட்டுருக்கு. இந்த தட்பவெப்பநிலை மாறிட்டுருக்கு. தொழிற்சாலைகள் அதிகமாயிட்டுருக்கு. மக்களோட, வ தெ தேவைகள்லாம் வந்து வித்தியாசமாயிட்டுருக்கு, வித்தியாசமாயிட்டுருக்குன்னு சொல்லலாம். அது, அந்த காலத்தில வந்து கையில சாப்பிட்டவங்க, இப்போ ஸ்பூன், ஃபோர்க் அப்பிட்லாம் சாப்பிட ஆரம்பிச்சுட்டாங்க. ஒரு மாரி மேற்கத்திய பழக்கம் வந்து, அதுக்கு அடிமையாயிட்டு இருக்காங்க கொஞ்சம் கொஞ்சமா. நெறைய விஷயம் இருக்கு, நெறைய விஷயங்கள் மாறிட்டுருக்கு. ஆ, ஆ நெறைய ஒரு தொழிற்சாலைகள்னால, நெறைய மக்கள் தொழிற்சாலையில வர்ற அந்த ப்ராடக்ட்ஸ் அந்த, அ ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்றேங்க, ஜூஸ் அந்த மாதிரி விஷயங்கள் குடிக்கிறதனால, நெறைய வகைகள் வந்து, அவங்களுக்கு வருது, இந்த ஜூஸ் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் செய்றதுக்கே, ஒரு நீங்க சொன்ன மாரி ஆர் ஓ வாட்டர் மாரி, 1 டப்பா ஜூஸ் செய்யிறதுக்கு, ஒரு 2, 3 டப்பா தண்ணி வந்து வேஸ்ட் ஆகுது, அந்த கழிவெல்லாம், மறுபடியும் வந்து, சுத்திகரிக்காம, அங்கேயே, திறந்தவெளியிலே விடுறாங்க. இத வந்து அரசாங்கமும் பார்த்து, பார்த்தும், பார்க்காத மாதிரி இருக்காங்களா? இல்ல வந்து, அவங்களால கட்டுப்படுத்த முடியலையோ? அது எனக்கு இன்னும் கேள்விக்குறியாவே இருக்கு. இன்னும் நெறைய விஷயம்
ம். கண்டிப்பா. ம். கண்டிப்பா. நிச்சயமா. ம். ஆமா, ஆமா. கண்டிப்பா. கண்டிப்பா. அதுதான் உண்மை. கண்டிப்பா. ம். ம். ஆமா. நிச்சயமா. கண்டிப்பா, கண்டிப்பா. நிச்சயமா, அதெல்லாம் பார்த்தீங்கனா, ஒரு சில ஆறுகள்லயோ, ஏரிகள்லயோ தான் கலந்து விடுறாங்க, அப்போ அந்த ஏரியோட தன்மை, ஆறோட தன்மையே மாறிப்போகுது இல்லையா?
நிச்சயமா. கண்டிப்பா. இவுங்க அவங்கவங்களுக்கு அப்பப்போ தேவையான விஷயத்த மட்டும் வந்து கண்காணிச்சிக்கிறாங்க. ஆனா, அடுத்த சந்ததியினர்கள், வருங்காலம் என்ன ஆகும்? அப்படிங்கிற அந்த கேள்விக்கு வந்து பதிலே வந்து, அவங்க யோசிக்கவே மாட்டிறாங்களோ? ஒருவேள வந்து வருங்காலம் வரவே கூடாதுங்கிற எண்ணத்தில அப்படி பண்றாங்களோ? அப்படிங்கிற மாரி எனக்கு சில நேர வந்து தோணும். அந்த வருங்காலத்தில <chuckles> அந்த வருங்காலத்தில அவங்கவங்களோட கொழந்தைகளும் இருக்காங்ககிறத அவங்க மறந்துட்டாங்களோ! என்னமோனு தெரியல. ஆனா அத சொல்ல முடியாது. பெரிய பெரிய தொழிலதிபர்களும் அவங்களுடைய குழந்தைகள வந்து நம்ம ஊர்ல வளக்காம, பாரின்லயோ, வேற ஊர்லயோ வச்சு படிக்க வெக்கிறது இதுக்கு தானோ, அப்படிங்கிற மாரி கூட ஒரு விஷயம் தோணுது.
ம். கண்டிப்பா. கண்டிப்பா. நெறையவே தோணும். மறந்துட்றாங்க வேற ஒண்ணும் இல்ல, நிச்சயமா. ம். அ அங்கயும் தண்ணீ தான தேவைப்படும்? தண்ணி இல்லாம அங்கயும் வாழ முடியாதே!
நிச்சயமா. கண்டிப்பா. ஆனா அங்க வந்து இவங்க தொழில் அதிபர்களா இருக்க மாட்டாங்களே. அங்க நல்ல மக்கள் இருப்பாங்களே. <laughs> நீங்க ரொம்ப ஆனா ரொம்ப தத்ரூபமா நீங்க வர்ணிச்சீங்க. நீரோட பலன் என்ன? அது வந்து எந்த மாரி எல்லாம் வந்து இப்படி விரயம் பண்றாங்க? இதெல்லா மிச்சப்படுத்தலாம். இதெல்லா ஒழுங்கா பயன்பாட்டுக்கு வந்து உபயோகிச்சுகலாங்கிறதுக்கு நல்லா வழிவகைகள்லாம் நல்லா சொன்னீங்க. எனக்கு நானே வந்து எங்கிட்ட பேசிக்கிட்ட மாரி இருந்துச்சு. ரொம்ப அழகான, ரொம்ப மகிழ்ச்சியான தருணம் நா வந்து உணர்ந்தேன் நானு. உங்களுடன் பேசுன மிகவும் மகிழ்ச்சிங்க. நன்றி மீண்டும் பேசலாம்.
ஆமா கண்டிப்பா கண்டிப்பா. ம். கண்டிப்பா. ஓ! உங்களுடன் பேசியதும் மகிழ்ச்சி. மீண்டும் பேசலாம். நன்றி!
நன்றி!